இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து, வெவ்வேறான உடல் வடிவம் இருக்கும், இப்ப அந்த வ உடல் வடிவத்துக்கு ஏற்ற மாரி தோற்றம் வந்து, நிறைய பேத்துக்கு மாறுபடும், அதுமாரி உங்களுக்கு வந்து உடல் வடிவமும், அதுக்கு ஏற்ற மாரி தோற்றத்த நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கறீங்க? அது அது அத பத்தின விஷயங்கள கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
ஆமா. எனக்கு வந்துட்டு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு, ஒரு ஹார் கிளாஸ் தான், <inhales> ஃபர்ஸ்ட்டலேருந்தே ஆ இப்போ ரொம்ப எடை கம்மியா இருந்தப்பயும் அப்டிதான் இருக்கும், <inhales> எனக்கு முதல்ல. ஹார் கிளாஸ் அப்டிம்பாங்க, ஹேர் கிளாஸ் <inhales> அந்த அந்த ஷேப்பில <inhales> அ ஃபர்ஸ்ட்டில இருந்தே அப்டிதான் இருக்கும், ஆனா அது என்னென்னா, இப்போ எனக்கு தெரியுது, இப்போ நான் நிறையா சோசியல் மீடியா பார்க்கிறேன், <inhales> அதுக்கு தகுந்த மாரி எப்டி டிரெஸ் பண்ணணும். அப்டிலாம் தெரியுது, ஸ்கூல் டைம்லலாம் நான் அழுதிருக்கேன், என்னடா இது, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 10ஆவதுல இருக்கிறப்போ <inhales> பொதுவாவே பெண்கள் வந்துட்டு, ஒல்லியா இருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? பெண் பிள்ளைகள்னாலே ஒரு 9ஆவது 10ஆவதுலலாம் எல்லாம் சின்ன சின்னதா ஒல்லி ஒல்லியா இருப்பாங்க, <inhales> என்ன நமக்கு மட்டும் இப்டி ஷேப்பா இருக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏதோ ஏதோ பிரச்சனையாட்டு இருக்கு அப்டிங்கிற மாரி, என்னால புடிச்ச ட்ரெஸ் வாங்க முடியாது, ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்கூலு, <inhales> எனக்கு எப்டின்னா, நம்ம மட்டும் ஆக்வர்டா இருக்கிற மாரி தோணும், ரொம்ப ஒரு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டில தான் நான் வந்து சுத்திட்டுருந்தேன், அதுக்கப்புறம் ஆ என்னாச்சுன்னா, எங்க எங்க ஊர்லலாம் வந்துட்டு, எங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஏதோ ப்ராப்ளமாட்டு இருக்கு, நீ எதுக்கு கூட ஹாஸ்பிட்டலில போய் பாரு, <inhales> இந்த பிரெஸ்ட் கேன்சர் மாரிலாம் ஏதாவது பிரச்சனையா இருக்க போது, அப்டின்னு எங்க அம்மாவ பயமுருத்தி விட்டாங்க. <chuckles> அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், அந்த டாக்டர் தான் முதலில எனக்கு சொன்னாங்க, இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பிரச்சன இல்லை, ஜெனடிக்ஸ் தான், ஏனா நான் அவ்வளவு ஸ்நாக்ஸ், என் அந்த மாரி எல்லாம் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், ஜங்க்கும் சாப்பிட மாட்டேன், சோ ஜெனடிக்ஸ் தான், ஏனா பொ கேட்டபோ பார்த்தா என்னுடைய அக்காவும் அப்டி தான் இருக்காங்க, பிளஸ் என்னுடைய பாட்டியும் அப்டி இருக்காங்க, <inhales> அதனால அது ஜெனடிக்ஸ் தான், அப்படினு சொல்லி, அந்த டாக்டர் தான் என்ன பர்ஸ்ட் பர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்னாங்களே, இந்த பாடி ஏத்துக்கறதுக்கு.
என்னங்க 6 கிளாஸா? ஓ! ஆ ஓ! சூப்பர். ம்ஹ்ம். ஆமா. ஆமாமா. ம். ம். ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம். அச்சச்சோ! ம். ம். ம். சரி. ம்ஹ்ம். ஓ! சூப்பருங்க. ம்ஹ்ம்.
அதுக்கப்புறம் தான்
இப்போ ஆ ஒரு உடல் தோற்றம் அந்த மாரி இருக்கும்போது, ஒரு ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு போறதுக்கே ஒரு மாதிரி, அதாவது அதுவும் ஒரு நல்ல ஒரு தோற்றம் தான், அத நம்ம குறை சொல்ல முடியாது, ஆனாலும் இந்த ட்ரெஸ்ஸு <inhales> போட்டு போற மாரி இருந்தாலும், ஆ நம்மளுடைய ம் இப்போ இப்போ நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டாலும் நம்ம ஒரு மாரி ஃபீல் ஆகும் இல்லைங்களா?
ஆமா. <breath>

ஆமாமா. நா ஆ. ரொம்ப அத எப்படி சொல்றது? அம், நான் அதுவும் இல்லாம நான் இருந்ததே வேறு ஒரு கிராமங்கிறதுனால என்னால ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியல. இந்த மாரி ஒரு தடவை சுடிதார் போடு. அதுக்கு மேலே கண்டிப்பா நீ ஷால் போடு. அப்படின்னே வந்துட்டு ஓட்டிவிட்டாங்க. <exhales> என்னோட அது ஒரு நல்ல வயசுங்க. நீங்க வந்து ஒரு 15, 16லாம் வந்துட்டு அதிகமா உடலெடை வந்து போடவே போடாது. ஆ ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்போம் பள்ளியில. கரெக்டான ஒரு ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட அ லோவஸ்ட் வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ப தான் இருந்தது. அப்பலாம் வந்துட்டு என்னால புடிச்ச மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணவே முடியல, நிறையா குர்தீஸ் பார்க்க முடியல, அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப நான் திருப்பி அத்தோட 10 கிலோ ஏறிட்டேன். இப்ப நான் அந்த வெயிட்டுக்கு போய் எனக்கு வேற ட்ரை பண்ணணும். ஆனா இப்ப அது முடியல. எனக்கு தோணும். ச்ச அப்பயே நம்ம கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம். அப்போ அவ்வளவா இந்த சோசியல் மீடியா வரல்ல. அப்போ தான் என் கிளாஸ்ல கொஞ்சம் பேர் இந்த FaceBook, Instagram எல்லாம் வெச்சுருந்தாங்க. ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி. என்கிட்ட அப்பெல்லாம் இல்ல. <chuckles> இருந்திருந்தா நான் பார்த்திருப்பேன். ஓ! இந்த மாரி டிரெஸ் பண்ணலாம். ந நம்ம நீட்டா வந்து டிரெஸ் பண்லாம். நல்ல ஒரு ஒரு குளோஸ் நெக் நல்லா இருக்கும், ஒரு ரவுண்ட் நெக் நல்லா இருக்கும். இந்த மாரி நெக் எல்லாம் நல்லா இருக்கும், அப்படின்னுலாம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுது.
ம். ஓ! ம்ஹ்ம். ம். கரெக்டான உடம்பு இருக்கும். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம் ஹ்ம். ஓஹோ! ம். ம் ம். ரொம்ப அருமைங்க. இப்போ ஆ உங்கள மாதிரியே யாரையாவது நீங்க பார்க்கும்போது என்ன 2 பேரும் பேசிப்பீங்க?
ஐயோ பாவம். என்னோட அக்கா இருக்காங்க. ஆமா அக்கா என்ன மாரியே. அக்காவோட அதே பாடி டைப் தான் எனக்கும். ஆனா அக்காக்கு இன்னும் கஷ்டம். அக்கா என்னோட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. நானே ஷார்ட் தான். நானே 5'2 தான். அக்கா இன்னும் கொஞ்சம் ஷார்ட். அக்கா ஒரு ஃப்போர் நைன் அந்த மாரி தான் இருப்பாங்க. இப்போ நான் அதிகமா படிப்பேன் உட்காந்து. ரொம்ப படிச்சுட்டு இருப்பேன். அந்த மாரி ஒரு ஆள் தான். நிறையா புக்ஸ் படிப்பேன், அப்புறம் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சிட்டு இருப்பேன். முதுகு வலி எம்மா உயிர் போயிறும்.எங்கேயாவது எல்லாம் படித்து முடிச்சுட்டு போய் வெறந்தரையில படுத்தா, என்னுடைய ஸ்பைனல் கார்ட்ல ஏதோ மேலேயும் கீழேயும் ஓடுற மாரியே இருக்கும்.
அ நம்மள மாதிரி ஒரு ஜீவன் இருக்குது. அ. ஓஹோ! ம். ம்.
<inhales> அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கும். <inhales> அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கும்.
ஒ மை காட்! அ. அதுக்கு அப்போதான் மசாஜு தைலம்.
நான் எங்க அம்மாட்ட கேப்பேன். எங்க பாட்டிய வேற 2 திட்டு திட்டுவேன். உங்களால தான் நான் இப்படி இருக்கேன் அப்டினு. பாவம் அது. நான் என்ன பாப்பா பண்ணேன் அப்படிங்கும். ஆனா இது நடக்க தான் செய்யுது. ஆனா எனக்கு எப்படின்னா லைக் அதுக்கப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு ஏத்தா மாரி வந்துட்டு, அக்காவும் இருந்ததுனால, அக்கா எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். இந்த அனார்கலி இந்த ஏலன் குர்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா செட்டாச்சு. அந்தமாரியெல்லாம் நான் தேடி, தேடி, வந்துட்டு போட ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு கடைக்கு போனேன்னா நான் பொரிக்கிறுவேன். ஏன்னா எப்படியும் பாத்தல பாதி ட்ரெஸ்ஸு செட் ஆகாது. மீதி பாதிய நான் பார்த்தே நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் செட் ஆகும், இதெல்லாம் எனக்கு ஆகாது அப்படின்னு.
ஓஹோ! <chuckles> <laughs> ம். ம். ஆமா. ம் ம்.